ஆ இந்த நெறையா நெறையா கலைகள் இருந்தாலும், சமையல் அப்பிடிங்கிறது ஒரு கலை இல்லேங்களா! அந்த கலைய ம் அந்த கலைய செய்யும்போது ஒவ்வொருத்தருக்கும் அ அது ஒரு சிலருக்கு வந்து வெறுப்பா இருக்கும். "ஐயோ, தினமும் இதயவே செய்றேன்!", அப்பிடின்னு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு அது மகிழ்ச்சியா இருக்கும். அது வந்து ரொம்ப ஆர்வத்த ஆர்வமா இருக்கனால, மகிழ்ச்சிய கொடுக்கும். உங்களுக்கு அப்பிடி வர்றதுக்கு என்ன காரணங்க, சமையல் செய்யும்போது மகிழ்ச்சி வர்றதுக்கு என்ன காரணங்க?
ஆமாங்க. எங்க அம்மா தாங்க, அதுக்கு வந்து முக்கிய காரணம், அப்பிடின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா, எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இட்லியும், இட்லி சாம்பார் ஒண்ணு செய்வாங்க. அத அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. நான் வந்து அ எந்த ஒரு இடத்துலயுமே, அத வந்து நான் வந்து பெருமையா சொல்லுவேன். "எங்க அம்மா இட்லியும், அதோட சாம்பாரையும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது" அப்பிடின்னு சொல்ட்டு, எந்த இடத்துலேயும் நான் தயங்காம, ஒரு துளி தயங்காம நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து அவ்ளோ நல்லாயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம அம்மா செய்றது எல்லாமே நல்லாருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி, சாம்பாரு, கறி குழம்பு, பண்டிகை காலங்கள்ல செய்ற அந்த உணவு, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத பார்த்து பார்த்து நம்ம வளர்ந்தே இருக்குறனால, நமக்கு என்ன பண்றதுனா சமையல் செய்யும்போது எனக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வருங்க. நான் வெறுப்பாலாம் செஞ்சதுங்கிறதே கிடையவே கிடையாது. நான் அந்தமேரி நினச்சது கூட கிடையாது.
ஓ. சரி, சரிங்க. சரிங்க. சரி, சரிங்க. ம், ம். சரி, சரிங்க. ம், ம், ம். சரிங்க.
ஏன்னா நம்பளோட மகிழ்ச்சியோடு சேர்த்தே அந்த சமையல செய்யும்போது அதோட ருசி அதிகரிக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. <chuckles>
வெறுப்பா வந்து நம்ம செய்யும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நீ என்னதான் அளவுகோலோடு அளந்து அளந்து எல்லாத்தையும் போட்டு செஞ்சா கூட, அந்த சமையல்ல வந்து சுவை அதிகரிக்காது. நீங்க எந்த ஒரு காலங்கள்ல வந்து, அன்போட, மகிழ்ச்சியோட, நீங்க செஞ்சு ஒரு பழைய சோறு கொடுத்து, அவங்க உங்களோட குடும்பத்தார் கூட, சேர்ந்து சாப்படம்போது கூட ,அந்த உணர்ச்சியும் சரி, அந்த சமையலும் சரி, அது ஒரு தனி ருசியா தான் என்ன பண்ணுவோம் பார்ப்பாங்க எல்லாரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா சமையல நான் அவ்ளோ விரும்புறேன். நான் இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி சமச்சதே கெடையாது.
ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். ம். சரி, சரி. ம், ம். ம், ம், ம். <laughs> சரி, சரிங்கங்க.
எங்க அம்மா வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, சமையல் சமையல் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. நானும் சமையல் அறைக்குள்ள போறதுக்கான வேலையும் இல்லாம இருந்துச்சு. பள்ளி, கல்லூரி, அப்புறம் வேலை அப்படின்னு போனதுனால, நம்ம என்ன பண்றோம் போகறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா
சரி. உங்க அம்மாவுக்கும் சமையல் தான் ரொம்ப பிடிக்குங்ளா?
ஆமாங்க. அம்மாக்கு ரொம்ப சமைப்பாங்க விதவிதமா சமைப்பாங்க.
<laughs> சரி, சரி. ம், ம்.
அந்த மேரி அம்மாக்கெல்லாம் குடுக்க, ரொம்ப நம்ம பிள்ளைகளாகிய நம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அந்த குடுப்பனை என் பிள்ளைக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக, என்னோட கை பக்குவமும் அம்மா கை பக்குவமும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. <chuckles> ஓ! சரி ,சரி. ம், ம். இப்போ ஒரு சில ஆ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க.
அப்படி சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கணவர் வீட்டுக்கு போனேன். கணவர் வீட்டில வந்து எங்க மாமியார் சமைப்பாங்க. ஆனா, அந்த சமையல் ருசி வந்து ஏன் அளவுக்கு இருக்காது.
சரிங்க. ம். சரி, சரிங்க.
அதனாலேயே "என் கணவர் வந்து எங்கு போனாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் சரி என் காதில குசுகுசுன்னு வந்து நீ சமச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு போய்டுவாரு."
ஆ, ஆ. <laughs> சரி, சரிங்க. உங்க கணவர் வந்து உங்களுடைய கை பக்குவத்தில அடிமை ஆயிட்டார் போலங்களே. <chuckles>
ஆமாங்க. அவர்ட்ட வந்து நான் சொல்லுவேன். சரி சும்மா வே சும்மா சலுத்துக்கிற மாதிரி, ஒரு நாளாச்சும் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்களேன். அவங்க செ விருந்தோர் வீட்டுக்கு தானே வந்துருக்கோம். அவங்க எதாவது சமைச்சு கொடுக்கணும் சாப்பிட வேண்டியது தானே. அப்படின்னு சும்மா ஒரு சலிப்பு சும்மா வெள்ளாட்டுக்கு கொஞ்சலாம் இருக்கும் இல்லையா கணவர் கூட, அதில சொல்லுவேனே, தவிர ஆனா ஒரு நாளுமே எனக்கு உடல்நிலை சரியில்லைனாலுமே, என்னோட கணவர் வந்து மத்த வேலைகள்ல பாத்திரம் வெளக்கறது இதெல்லமே செஞ்சு கொடுக்க சொல்லிருவேன். செஞ்சு கொடுப்பாரு. சில சமயங்கள்ல காய் எல்லாமே வெட்டி கொடுப்பாரு. எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஆனா சமையல் மட்டும் நான் தான் செய்வேன். ஏன்னா, நான் செஞ்சா தான் நான் இப்போ சொல்லிட்டு போவேன். அ ஏதாச்சும் உடம்பு ரொம்ப உடம்பு முடியல, மாத்திரை போட்டு படுத்துக்கிறேன், அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடுப்பில மட்டும் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் திருப்பி திருப்பி விடுங்க ஒரு 10 நிமிடங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனா கூட, அந்த இடத்தில அவர் ஏதோ விட்டுருவாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா கருகி போய் கெடக்கும்.
<laughs> ம்ஹ்ம். <laughs> ஆமாமா, ஆமாமாங்க. சரிங்க. சரிங்க. ம். ம். ம்ஹ்ம். ம், சரிங்க. ஆ. <laughs> சரி, சரிங்க. ஆ, ஆ.
அப்போ வந்து சொல்லுவாரு, "ஏய்! நீ செய்ற மாதிரி இல்லடி. கொஞ்சம் செஞ்சு முடிச்சிட்டு நீ வேணா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட வேணாலும் தூங்கிக்கோயேன்"
<laughs> சரி, சரிங்க. ம், ம்.
அப்பிடிங்கிற அளவுக்கு சொல்லும்போது நமக்கே ஒரு மகிழ்ச்சி வந்துரும். தனியா ஒரு மகிழ்ச்சி வந்துரும் நமக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
அந்த அந்த நமக்கு என்ன பண்ணிருவோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சமையல் செய்ய போறோம் அப்பிடின்னா, நமக்கு இப்ப மொளகாய்த்தூள்லாம் இருக்கு இல்லயா? அதெல்லாம் நமக்கு 1 வருடங்களுக்கு எவ்ளோ ஆகுன்னு நமக்கே தெரியும். தோராயமா நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்மலாம் அது மல்லித்தூள் இதெல்லாம் வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கெட்ல வாங்குற காசோட இது கம்மியா தான் இருக்கும். வருஷத்துக்கு பண்ணம்போதே. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்பிடின்னா, அதுவும் இல்லாம நம்ம கைப்பட அரைக்கும்போது, என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "நம்ம தான் இந்த மொளகா காரமா இருக்கும். இது கலரா இருக்கும்" அப்பிடிங்க நம்ம தெரிஞ்சு தான் வாங்குவோம் இல்லயா? அத காய வச்சு சுத்தம் பண்ணி, நம்ம மிஷின்ல குடுத்து அரச்சு நம்ம எடுக்கம்போது, நமக்கு என்ன ஆகுன்னா, "நமக்கு இந்த அளவு போட்டா அதாச்சும் 1 டீஸ்பூன் போட்டா போதும். 2 டீஸ்பூன் போட்டா போதும்." அப்பிடிங்கிற கணக்கு நமக்கு நல்லாவே தெரியும்.
ஆமாங்க. ஓ! சரி, சரிங்க. ம், ம், ம். ஆமா, ஆமாங்க. ம். ம். ம், ம். ஆமா ஆமாங்க.
அப்படிங்கும்போது, நம்ம செய்யும்போதே, அளவு திட்டமா போட்டுட்டோம் அப்படின்னா, அத சாப்பிடம்போதும், அவுங்களுக்கும் என்னாருக்கும்? சுவை நல்லாருக்கும். அத பாக்கம்போது நமக்கு என்னா ஆகும்? சமையல் செஞ்சு குடுத்தோம் இல்லையா? அந்த திருப்தி வந்து நமக்கும் மன நி மன நெறைவா இருக்கும். நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ, அவுங்க சாப்பிடுறத பாக்கம்போதே நமக்கு மனஸ்சு நெறஞ்சிடும், "ஓ நல்லா சமைச்சிருக்கோம்ல, அதனாலதான் நம்ம பிள்ளைங்க, நம்ம கணவர்கள், சுற்றார்கள் அனைவரும் என்ன பண்றாங்க? விரும்பி சாப்பிடுறாங்க," நான் ஒரு நாளுமே சமையல் ஒரு வேள தீந்து போய்டுச்சுனா, நான் கவலைப்பட மாட்டேன். "எனக்கு இல்லையே?" அப்டினு நான் கவலைப்பட்டதே கிடையாது. அது காலி ஆனாதான், அந்த எடத்தில எனக்கு மகிழ்ச்சி.
கண்டிப்பா கண்டிப்பா. திருப்தி. ஆமாம். <chuckles> ம் ம். ம் ம் ம். சரி சரிங்க. <laughs> நாம செஞ்ச சாப்பாடு அவ்வளவு நல்லா இருந்திருக்கு. காலியாகுற அளவுக்கு சாப்பிடுற அளவுக்கு நல்லாருக்குது இல்லைங்களா? <chuckles>
ஆமா, அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சி. அத விட்டுட்டு அது வீணா போறதில அதாச்சும் நமக்குன்னு கொஞ்சம் இருக்கதுல அது எனக்கு அந்த அளவுக்கு பெரிய மகிழ்ச்சி என்னைக்குமே குடுத்ததே கெடையாது, அதுனாலேயே பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம அந்த சமைக்கும்போது, நம்மளோட மனசு பாத்தீங்க அப்படின்னா, அங்க தான் ஒரு நிலைப்படும். எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்டி அப்டி ஒரு நிலை இல்லாதம்போது நமக்கு, காரம் அதிகமாகும், இல்ல உப்பு அதிகமாகும், இல்ல புளிப்பு உ ய அதிகமாகும். இந்த மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சுரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுவை மாறுதலா வர ஆரம்பிச்சுரும். இது நம்மளோட மனசு ஒரு நிலையில இருக்கும்போது என்ன ஆகும், அப்படி சொல்லி பாத்தீங்க அப்டின்னா! நமக்கு, நம்பளுடைய வேலை கரெக்ட்டா நடக்கணும், நம்ம அந்த "சுற்றாலலாம் மறந்து மறந்துடு, சண்டை எல்லாத்தையும் மறந்துடு, நீ சமையல்ல என்ன பண்ணு? கவனத்த செலுத்து" அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம அடுப்பு முன்னாடி நிக்கம்போது என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பள கவனம் எல்லாமே என்ன பண்ணிடும்? அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அடுப்பில அந்த அடுப்பில என்ன கொதிக்கிதோ, எறக்குதோ அதுல தான் நம்பளோட கவனம் ஃபுல்லா போய் நிக்கும்.
கண்டிப்பா. சரி சரிங்க. ம். ஆமா ஆமாங்க. ம் ம். கண்டிப்பா. கண்டிப்பா. கொஞ்ச நேரம் நம்ப மாறி இருந்தாலும், அங்க சமையல் சரியா இருக்காது. கொஞ்ச நேரம்னாலும் மொத்த சமையலுமே மா கொழஞ்சு போன மாரி. அது அதாங்க. ம், ம், ம்.
வீணா போயிடும். இப்போ, இதுனால நமக்கு என்ன ஆகிடும். கொஞ்சம் வந்து அந்த மனக்குழப்பங்கள் நீங்கி, கவனங்கள்ல இதுல வைக்கும்போது, நம்பளுக்கு வந்து என்னாகும்? மன நிம்மதி கிடைக்கும், நமக்கு.
சரி, சரி. ம், ம், ம்.
மன நிம்மதி கிடைக்கும்போதே, அந்த குழப்பங்கள்லேருந்து கொஞ்சம், கொஞ்சமா விடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். என்னோட கணவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா? பிறந்த நாள் வந்துச்சு, ஏன் பிறந்த நாள் வரும்போது, நம்ப எப்ப பாத்தாலும், என்ன பண்ணி குடுக்கோம். வெளில தானே கேக்கு செஞ்சு கு வாங்கி குடுத்துட்டுருக்கோம். "சர்ப்ரைஸ்" அந்த தோழர் படத்துல வந்து சொல்லுவாங்கல. தோழா படத்துல சொல்லுவாங்கள்ல, "சர்ப்ரைஸ் பார்ட்டியா?" அப்டீன்னு சொல்லிட்டு, கார்த்தியும், அந்த நாகார்ஜுனும் பேசிப்பாங்க இல்லயா. அந்த மாதிரி, எப்ப பாத்தாலும் போரிங்கா இருந்துச்சு. என் கணவருக்கு எப்ப பாத்தாலும், ஏதாச்சும் ஒரு அன்பளிப்பு வாங்கிக் குடுப்பேன். அத்தோடு என்ன பண்ணிப்பேன்? அந்த கேக்கையும் சர்ப்ரைஸா குடுக்குறது. எனக்கு என்னமோ, அந்த திடீர்னு இந்த வருடம் என்ன ஆகிடுச்சு அப்டீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த தோழா படம் தான் ஞாபகம் வந்துடுச்சு. "சர்ப்ரைஸ் பார்ட்டியா?" "ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்டீன்னு சொல்லி, கார்த்தி கேட்பாங்க இல்லயா? அந்த மாதிரி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஞாபகம் வந்துடுச்சு. அதுனால என்ன பண்ணிட்டேனு சொல்லி பாத்தீங்கணா, இவருக்காகவே கொஞ்சம் மெனக்கடுவோம் அப்டீன்னு, சொல்லிட்டு வீட்லயே என்ன பண்ணிட்டேன் அப்டீன்னா, கேக்கு வந்து செய்ய ஆரமிச்சி, செய்முறைகள் ஏதுமே தெரியாது. நமக்கு இருக்குல்ல. இணையத்தளம் வழியாக, நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா? கத்துக்கிட்டேன்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ம். சரி. ம், ம், ம். <laughs> அதேதாங்க. ஆ ஆமாமா. ஆமாமாங்க. ம், ம். சரிங்க. சரி ,சரிங்க. சரி, சரிங்க. <laughs> ஆமாமா. சரி, சரிங்க. ம். சரி, சரிங்க.
கத்துக்குட்டு, அது வழியா அவருக்கு செஞ்சு குடுத்தேன், நல்லாவும் வந்துருந்துச்சு. அதுனால வந்து என்ன பண்ணிட்டார் அப்டீன்னா, அவருக்கு ஒரு சந்தோஷம். தன் மனைவி கையாலேயே செஞ்சது. நல்லாவும், அருமையாவும் வந்திருக்கு. கடையில வாங்குன கூட, இது வந்து ஒரு ரூ. 700 ரூ.800 கிட்ட வந்து, வ-வாங்கியிருக்கணும். ஆனா, வந்து நம்மள வீட்ல இருக்க பொருள்ள பயன்படுத்தி, இவ்வளோ அழகா நீ பண்ணியிருக்க, நல்லாருக்கு. அப்டிங்கிற ஒரு மனநிறைவு அவருக்கு கடைச்சுச்சு. அத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. "ஆ, பரவாயில்லையே!" அப்டிங்கிற மாதி எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்துச்சுங்க, அது. என்னோட பாப்பாலாம், அத வந்து என்ன பண்ணிட்டு, பள்ளிக்கூடத்துக்குலாம் எடுத்துட்டு போய்ட்டா. "ஆம். எங்க அம்மா செஞ்ச அப்பாக்கு கேக் கட் பண்ணிட்டு, மறுநாள் இருக்குல்லையா? அத எடுத்துட்டு போய்ட்டு, மறுநாள்லாம் ஸ் என்னோட ஃப்ரெண்டுக்கலாம் நான் குடுத்தேன்ம்மா. எங்க அம்மா செஞ்சாங்க எங்க அம்மா செஞ்சாங்க, குடுத்தாங்க." அது சொல்லும்போதே, எனக்கே ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி வந்துச்சுங்க.
ம், ம், ம். <chuckles> ஆமாமா. ம், ம். ம், ம். கண்டிப். <chuckles> ம். ஆ, ஆ. சரி, சரிங்க. <laughs> ஆமாங்க, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. இப்ப, நீங்க சொன்னீங்கலயா, 1 வருடத்திற்கு ஆகக்கூடிய பொடிகள்லா வந்து, மொத்தமா அரைச்சு வச்சுருவோன்னு சொல்லிட்டு
ஆமாங்க.
அந்த மாரி, அரைச்சு வக்கும் போது, அத பாதுகாப்பு பண்றது, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லங்கிளா? நீங்க என்னன விதத்தில, அத பாதுகாப்பீங்க?
அது என்ன ஒண்ணும் பெரிய வேல கிடையாதுங்க. ஒரு சின்ன வேல தான். இப்ப, நீங்க ஒரு 2 கிலோ வாங்கி மொளகா வாங்கி அறைக்கிறீங்க அப்டின்னா, ஒரு ஒரு 1/4 பிடிக்கிற மேரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதுல என்ன பண்ணீடுங்கணா, உங்களுடைய மிளகாத்தூள எல்லாத்தையும் போட்டு வச்சுடணும். இத வந்து என்ன பண்ணீடுங்கன்னா, மேல தூக்கி வச்சுடணும். கைப்படாத இடத்துல, மேல தூக்கி வச்சுடணும். அந்த 2 கிலோ அரைச்சிருப்போம்ல்லையா? அத வந்து நம்பளோ நம்ப என்ன பண்ணணும் கையும் படக்கூடாது, காத்தும் படக்கூடாது. எடுத்து தூக்கி மேல போட்டு வச்சிடுங்க. அதுக்கப்புறம் மேல இந்த 1/4 கிலோகிராம் மட்டும், நீங்க என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்திட்டே வரலாம். அது அது முடிஞ்சதுக்கப்புற மேல, அதுக்கப்புறம் மேல, பாக்கி இருக்கிறதுல கொஞ்சம், கொஞ்சமா அந்த 1/4 கிலோகிராம், 1/4 கிலோகிராம் ஆ நீங்க எடுத்து வச்சிங்கன்னா, உங்களுக்கு வண்டு புடிக்காது. அது ஒரு மாதிரியான நூல் நூலா வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வரவே வராதுங்க, இது வந்து, எங்க அம்மாவும் பயன்படுத்திகிட்டுருக்காங்க, எங்க மாமியாரும் பயன்படுத்திகிட்டுருக்காங்க, எங்க ஊர் பக்கம் அனைவருமே இப்படிதான் செய்வோம் நாங்க. எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது.
சரிங்க. சரிங்க. ம், ம். ஆமா, ஆமாங்க. ஆமாமா. ம், ம். சரிங்க. சரி, சரி. ம், ம், ம். அதாவது, ம் அரைக்கறத மொத்தமா எடுத்துட்டுபோய், ஒரு இடத்துல வச்சுட்டு, அதுல இருந்து கொஞ்சம், கொஞ்சமா ஒரு டப்பால மாத்தி வச்சு, நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த மாரி சொல்றீங்களா?
ஆமா. டெய்லி நம்ப ஓப்பன் பண்ணி தொறக்கறதுக்குலாம் வந்து, அந்த 2 கிலோகிராம் டப்பாவ தொறந்து, தொறந்து மூட்டுனீங்கன்னா, சீக்கிரமா என்ன பண்ணிடும்னா வண்டு வுழுந்துடும். புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நீங்க தவிக்குறதுக்கு, ஒரு சின்ன டப்பால, ஒங்களோட கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இத வந்து நீங்க பயன்படுத்தி வரும்போது என்ன பண்ணிக்கலானா, எந்த பிரச்சனையும் வராது. எங்க அம்மா காலத்திலேருந்து இத பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வழிமுறைய தான் பயன்படுத்துறாங்க. நானும் அம்மாட்டருந்து கேட்டு தெரிஞ்சுகிட்டு நானும் இத்தன வருடங்களா அதான் பண்ணிகிட்டுருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, நல்லபடியா தாங்க இருக்கு.
கண்டிப்பா. ஆமாமாங்க. ம், ம், ம். சரிங்க. சரி, சரிங்க. ம், ம். இப்போ வந்துட்டு, நீங்க சமையல்ல வந்துட்டு, ஆ பழைய காலத்து அந்த அந்த அந்த காலத்திலருந்து வந்த சமையல்கள் மட்டும் தான் செய்வீங்களா? இல்ல, இந்த புதுசா நெறைய விஷயங்கள் வந்துருச்சு இல்லீங்களா? அதெல்லாம் இருக்கும் புது விஷயங்கள்லா ட்ரை பண்ணுவீங்களா?
இல்லங்க. பழசை விட்டு கொடுக்க மாட்டேன், புதுசையும் விடமாட்டேன். அது என்ன பண்ணிடுவேன்னா, "அதையும் செஞ்சு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. நம்மளால முடியாதது என்ன?" அப்டீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதையும் செஞ்சிருக்கா. அதான் இப்போ சொன்னன்ன, "கேக்கு". அது வந்து நான் செஞ்சது கடையாது. நான் அப்பதான், என் கணவர் பிறந்த நாள் அன்னைக்கு தான் நான் செஞ்சேன். அது நல்லபடியா வந்துருந்துச்சு. அதேமேரி, ஒயிட் பாஸ்தா வந்து நல்லா செய்வேன்னு சொல்லிட்டு என் கணவர் சொல்வாரு. அந்த ஒயிட் பாஸ்தா சாஸோட சேர்த்து செய்வாங்க இல்லையா? அதுவும் ரொம்ப நல்லாவே செஞ்சுப்பங்க. ஏனா, நவீன காலங்களும், நம்மளும் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கினும். நம்ப குழந்தைகள்லா இருக்காங்கல்லயா? நம்ம அவுங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவுங்க நண்பர் கூட, இதெல்லாம் நான் சாப்பட்டேன், அதெல்லாம் சாப்பட்டேன்னு சொல்லும்போது, அவுங்களுக்கு ஏக்கம் வந்துடக்கூடாது இல்லையா? அதுனால, நவீன கால உணவுகளையும் நான் பழக்கப்படுத்தி தாங்க வச்சுருக்கே.
ம், ம், ம். அத அ. அ. ஆ. ஓ! சரி, சரி. ம், ம். ம், ம். ஆமாமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. சேரி, சேரிங்க. அ, இவ்வளோ நேரம் வந்துட்டு சமையல் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன மகிழ்ச்சி வரும்? அதாவது உங்க கணவருக்கு ச சமையல் செஞ்சு, உங்க கணவருக்கு குடுக்கும்போது, உங்க குழந்தைகளுக்கு குடுக்கும்போது, எந்த அளவுக்கு அவுங்க அவுங்க சந்தோஷப்பட்றாங்க? அவுங்க சந்தோசப்பட்றத பாத்து, நமக்கு எந்த அளவு நிம்மதி கிடைக்குங்கிறதா பத்திலா, ரொம்பவுமே அருமையா எடுத்து சொல்லிருந்தீங்க. அதுவும் குறிப்பா நீங்க ஒரு சொன்ன ஒரு விஷயம், எனக்குமே ரொம்ப புடுச்சுருந்ததுங்க. அதாவது நம்ம சமையல் செஞ்சு, நான் சாப் ஆமா. நமக்கு சாப்பிட்றதுக்கு இல்ல, அப்டின்னு இருக்கும்போது அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மிச்சமே இல்லாம காலியாகறது வி தான் ரொம்ப சந்தோஷம். நமக்கு சாப்பட கிடைக்கிறத விட, அவுங்க எல்லாத்தையுமே ருசியா இருக்குனு சாப்பட்டு முடிக்குறாங்கறது சந்தோஷங்கறதா, நீங்க சொல்லியிருந்து, எனக்குமே ரொம்ப புடுச்சுருந்ததுங்க. உங்க கூட, நே பேசினது மிக்க மகிழ்ச்சிங்க.
மிக்க நன்றி.